செரி, செரி. நீங்க இவ்ளோ தூரம் விளக்கமா இவ்ளோ ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க இல்லயா, இப்போ இதெல்லாம் நீங்க பாக்கும்போது, அ உங்களோட வீட்டு கணவர் வந்து அ அத நீங்க இவ்ளோ மு முயற்சி பண்றீங்க, இந்த அளவுக்கு நீங்க முன்னெச்சரிக்கையா செயல்படுறீங்கன்றது எல்லாமும் தெரிஞ்சிருக்க இருக்கும். அப்பவும் அவரு என்னைக்காச்சும் உங்கள இனி இவ்ளோ பண்றமா, இருந்தாலும் கொஞ்சம் பாத்து பண்ணு. நம்மளோட நீண்ட நாள் உழைப்பு இந்த ஒரு லட்ச ரூபாய்காக நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்கேன், அப்பிடின்னு அவரோட உணர்வுகள உங்ககிட்ட பகிர்ந்த நாட்கள் உண்டுங்களா?
செரி. ஆ. ம். ம். ம். ம். ம். ஆ. ஆமா. கண்டிப்பா சொன்னாரு. அவரு சொ அவருகிட்ட கேட்டுட்டு தான் இந்த இப்ப இந்த ரூ. 3,00,000ன்னு நான் சொன்ன இதுவே எப்பிடி சொன்னேன்னா, முழுவதும் வந்து பங்கு சந்தையில போடணுமா? என்ன பண்ணலான்னு கேட்கும்போது, அ 2 பேரும் உட்காந்து தான் ஆலோசனை பண்ணோம். அப்போ வந்து, ஆ இது வந்து புதுசா நான் முயற்சி பண்றதுனால அவருமே சொன்னாரு நீ எடுத்த முடிவு நல்லதுதான். முழு பணத்தையும் இதில போட்டு நீ ஆழம் தெரியாம கால விட்டு எல்லா பணமும் நஷ்டமாயிடுச்சுன்னா, நம்மளுடைய உழைப்பு பூரா வீணா போயிரும். அதனால நீ வந்து அதுக்காக செய்யாம இருக்க வேணாம். இது வந்து முயற்சி தான் இது. அதனால கொஞ்சம் பணத்த வச்சு நீ பாரு. ஒரு 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் பாரு. பாக்கும்போது அவரு இன்னொரு விஷயமும் என்கிட்ட சொன்னாரு, என்னுடைய கணவர் வந்து. எ என்னன்னா வந்து இந்த ரூ. 1,00,000ய நீ போடும்போது, அத வந்து நீ கண்காணிச்சுக்கிட்டே இரு. என்ன நடக்குது உள்ள அப்பிடிங்கிறத. ஆ. <chuckles> ஆமா. நீ கண்காணிச்சிட்டே இரு. அது வந்து படு சரிவ சந்திக்குது அதுமாரி எதாவது செய்தித்தாள்கள்ல வருது. எதாவது ஆகப்போகுது அப்பிடிங்கிற விஷயம் இருந்தா, உன்னுடைய கீழ்நிலை என்னன்னு பாத்தா, அவரு என்ன சொன்னாரு, நம்ம வந்து எவ்ளோ தூரம் வந்து ரிஸ்க் எடுக்கலான்னா ஒரு 10,000 அதில ரிஸ்க் எடுப்போம். அப்பிடின்னாரு.
ஆஹா. ம். செரிங்க. ஓஹோ. அருமையான விஷயம். ம். கண்டிப்பா. ம். உண்ம உண்மங்க. செரி. ம்ஹ்ம். என்னங்க சொன்னாரு? சொல்லுங்க, சொல்லுங்க. ஓ! ஆமா. நமக்கு தூக்கம் வராதே! ஆமா. ம், ம். ஆஹா! ம்ஹ்ம். செரிங்க. ம்ஹ்ம். ஓஹோ! செரிங்க.
அதாவது நம்ம நஷ்டம்ங்கிறது 10,000 தாங்கிக்குவோம் நம்ம.